ம்ஹ்ம். எதுக்கு இத்தனை நாளு, அதான்.
பிரபலப்படுத்தாமல் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு.
ஆ, எதுக்கு இத்தனை நாளு இதை ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருக்காரு, இது அவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணும் நான் பண்ணிரலையே. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அதைத்தானே பண்ணியிருப்பாங்க, அப்படின்னு. <chuckles>
அ யாரா இருந்தாலும் இப்ப யாரா இருந்தாலும் இப்போ இப்போ இருக்கிறது எல்லாம் பார்த்தா எல்லாரும் வந்து கீழே விழுந்தா ஃபோன்லதான் போட்டோ பிடிக்கப் பாக்குறாங்க. <laughs> ஆனா, அது கீழே விழுந்து என்ன நடக்குதுன்னு அப்புறம்தான் பாக்கறாங்க. ஆனா, என்ன அந்த டைம்ல நான் அப்டி கெடந்தேன். ஒருவேளை அந்த எண்ணம் எனக்குள்ள இருந்ததுனால என்னவோ தெரியல அது பண்ணுனதுனால அவரு அவ்ளோ ஒரு என்ன நினைச்சுட்டு இருக்காரு.
<laughs> ஆமாமா. இங்க பாருங்க ஃபிரண்ட்ஸ் ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்கிறார். <laughs> ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ, இப்போ எதிர்பாராத விதமா உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி அவருக்கு கிடைச்ச மாதிரி, அவர் வந்து யாருக்காவது திரும்ப, அவருக்கு அந்த எண்ணம் தோண்டி தோணியிருக்குமா, ஏன்னா, இவ்வளவு உங்கள பாராட்டுறாரு. அப்ப வந்து, அவர் எங்கேயோ போற வழியில யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சினை அப்படின்னா, நமக்கு இப்படித்தானே அந்தப் பொண்ணு உதவி பண்ணுச்சு. நம்ம இவருக்கு பண்ணனும், அப்படின்ற மாதிரி அவருக்கு அந்த எண்ணம் தோணியிருக்கா, அதைப்பத்தி அவர் ஏதாவது உங்ககிட்ட பேசியிருக்காரங்களா எங்கேயாவது?
ம். கண்டிப் இல்லைங்க. அவரு வந்து எப்படின்னா, அவரு வந்து எல்லார்கிட்டயும் பக்கத்துல இருக்கிற காட்டுக்காரங்ககிட்ட கூட சண்டைக்கு தான் போவாரு அதிகமா. அவர் வந்து <laughs> உண்மையாங்க, எதா இருந்தாலும் அவர் வந்து அ யாருகிட்டயுமே வந்து அவ்வளவா ஓட் யார் யார் பக்கத்தில இருந்தாலுமே அவிங்கிட்ட சண்டை போட்டுக்குவாங்க. அந்தத் தண்ணி பிரச்சனை, காட்டுப் பிரச்சனை அப்படி வரப்புப் பிரச்சனை இது மாதிரி வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்குவாரு. எங்கிட்ட அவர் அந்த மாதிரி நடந்துகிட்டது எனக்கு ஒரு புதுவிதமா இருந்தது. அவர்கிட்ட இந்த இது எதிர்பார்த்த எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா, இந்த மாதிரி நடந்துகிட்டது எனக்கு ஒரு அவரு அவரா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு.
அச்சச்சோ! ஆஹஹ! ஓஹோ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ. ஆஹ. ஆ.